நிச்சயமாங்க. ஆமாங்க. அ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்டின்னா, நான் பஸ்ல வரும்போதெல்லாம் நான் ஹெட்செட் போடுற பழக்கமே இல்லங்க. <chuckles> அந்த டிரைவர் கண்ட்ரக்டர்லாம் என்ன வச்சு செஞ்சுட்டாங்க. "ஏய், பாத்தியா? ஏய் உனக்கு பாத்தியா? என்னமோ பெரிய இவ மாதிரி ஹெட்செட் போட்டுதான் மேடம் உக்காந்துருப்பீங்க. இப்போலாம் என்ன போடுறதில்லன்ன" "அண்ணா, அண்ணா, ப்ளீஸ், ணா, நேத்து போட்டீங்க, அந்த பாட்ட கொஞ்சம் மறுபடியும் போடுங்கண்ணா" அப்படின்னு நானே வந்து கேக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு மாரி அடிக்ட் ஆயிட்டேங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, யா இந்த கிராமப்புற பாடல்களுமே நான் பெருசா விரும்ப மாட்டேன். அதாவது, அதே பஸ்ல தான் வந்து இன்னொரு விதமான ஸாங் இருக்கு. மெலோடி ஒரு பக்கம்ன்னா, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆ, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, <laughs> ஆ, அது மாரி இன்னொரு பாத்தீங்கன்னா, இந்த டவுன் பஸ் சாங்ஸ்ன்னு சொல்லி போட்டீங்கன்னாவே, YouTubeல உங்களுக்கு வரும். எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா "ஆடியில சேதி சொல்லி ஆடி" இந்த ஸாங் எல்லாம்
அதை விட்டுட்டீங்க. புரியுதுங்க புரியுதுங்க. கிராமப்புற இசை, ஆமா. "ஒத்த ரூவா தாரேன், ஒரு ஒலப்ப தட்டுந் தாரேன்" அந்த மாரி பாடல்கள் சொல்றீங்க. ஆமா ஆமா தெரியுங்க. அ விஜயகாந்த் பாடல்கள் நெறைய வருங்க, அதில.
ஆ, ஆமாங்க. நான் அதுக்கு எனக்கு அது யாரோட ஸாங்குன்னு சரியா தெரியலை. ஆனா வந்து இந்த ஸாங் எல்லாம் ரிப்பீட்டடா பாத்தீங்கன்னா அப்புறம் "மல்லிகை மொட்டு மனச தட்டு" அதெல்லாம் என்னங்க?
மனச விட்டு, நல்லா இருக்கும். அந்த பாடல்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் மெலோடில வந்துரும். நான் சொல்றது வந்து, இந்த இந்த மாரி டிபிக்கல் கிராமப்புற பாட்டுன்றது, இந்த "ஒத்த ருவாயுந் தாரேன், ஒரு ஒலப்ப தட்டுந்தாரே, ஒத்துக்கிட்டு வாடி நாம ஓட பக்கம் போவோம்" அப்டின்ற அந்த ஸாங் இருக்கு. பா, இந்த கஸ்தூரி ராஜா படங்கள் இருக்கு.
ஆ, ஆ, ஏங்க ரொம்ப அழகா பாடுறீங்க! <laughs> ஆ உங்க நீங்க பாடும்போது, நல்லாருக்குங்க. கேட்கணும்னு தோணுது. நல்லா பாடுறீங்க. <laughs> அப்படி எல்லாம் இல்லைங்க. நமக்குத்தான் நம்ம வாய்ஸ் கேவலமா இருக்கும்ன்னு நெனைக்கிறேன். நல்லாதான்ருக்குங்க. அ அந்த மாரி நெறைய பாடல்கள் வந்துட்டு என்னோட இசைச்சுவையே மாறிடுச்சு. என்னுடைய கணவர் வந்து வெகேஷனுக்கு வந்திருந்தப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன். இந்த மாரி பாடல்லாம் கேட்கிறப்பான்னேன், அவரே வந்து பாத்தீங்கன்னா, அச வியந்துட்டாரு. "என்ன சொல்ற? நீ ஒரு சரியான 90ஸ் கிட் ஆச்சே" அப்டின்னு. "இல்லை, எனக்குப் புடிச்சிருச்சுனால தான் கேக்கிறேன்" அப்படிங்கும்போது நெறைய பாடல் நான் அவர்ட்டலாம் சொல்லிட்டே இருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, "இந்த பாட்டெல்லாம் கேக்கிறயா?" அப்டின்னு அவருமே நெறையா வந்து என்னுடைய Spotify லிஸ்ட் எல்லாம் பாத்துட்ருந்தாரு.
ஐயோ ரொம்ப நன்றிங்க. கேவலமான வாய்ஸ் நல்லாருக்குன்டீங்க! உண்மைங்க. நான் உங்களுக்கு ஒரு லிஸ்டயே குடுத்துருவேன் நானு.
<laughs>
முரளி படல்க பட பட பாடல்கள்லாம் ஒரு சிலது இருக்கு.
ஆ, நான் அந்த ஒரு பாடல் அ நான் உங்களுக்கு ஒரு பாடல் சொல்றேன். நான் உங்ககிட்ட இடையில பேசும்போது, நான் மறந்தேன்ன்னு சொன்னேன். இங்க பாத்தீங்களா, மறந்துருவேன் நான் அத சொல்லிர்றேன். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, அ "உன்னுடைய வரவை எண்ணி உள்ளவரை காத்திரு, நான் விரும்பும் காதலனே" அந்த மாரி வருங்க.
ஆ சொல்லுங்க.

ஆமாங்க. நிறைய தேவாப் பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து சர்ச் பண்ணேன். இதிலாம் யாரோடய பாடல்? யாரோட பாடலும்போது, அ ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்ச பாடே இல்ல. இளையராஜாவோட பாடலுக்கும், தேவாவோட பாடலுக்குமே! ஆ, 2 பேத்தோட பாடலுமே நிறைய பிடிக்க ஆரம்பிச்சுடுச்சு. நிறைய கேட்க
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அவரும் நல்ல ஒரு இசை அமைப்பாளர். ரொம்ப நல்ல மனிதர், அவர நேர்ல பார்த்திருக்கேன். ரொம்ப அ குளோஸா பார்த்த ஒரு அ அனுபவம் உண்டு எனக்கு.
யாருங்க தேவாங்களா?
தேவா அவர்கள, அவரு ரொம்ப ரொம்ப ரொம்ப டவுன் டீ எர்த் பர்ஷன் அதாவது த
ஓ! ஒரு முறை திருச்செந்தூர்ல ஆ, ஆமாங்க. ஒரு முறை திருச்செந்தூர்ல நான் திருச்செந்தூர்ல ஒரு முறை நான் அவர பார்த்தேங்க. கோயில் தரிசனத்துக்கு வந்திருந்தாரு. ஒரு முறை நான் அவர பார்த்தேன். அ நீங்க சொன்னமாரியே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு டவுன் டூ வேர்டு அ யாராவது வந்தா கூட பேசினா கூட அவுங்களோட புகைப்படம் எடுக்கிறதாகட்டும், அந்த ஒரு கோயில், நம்ம எப்பிடி நடந்துக்கணும்?
அவர மாரில்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம். மதிப்பாருங்க. மே ஒரு அ சக மனிஷன ரொம்ப மதிக்கிற ஒரு பழக்கம் உண்டு, அவருக்கு.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதுமாரி நான் ஒரு அவருக்கு ரொம்ப நிறைய பாடல் தேவாவோட பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. இந்த வந்து இந்த பாடல் வந்து கேட்டுகிட்டே வரவுமே என்னோட இசை அ சுவை வந்து மாற ஆரம்பிச்சுருச்சுங்க. <chuckles> அ கொஞ்சம், கொஞ்சமா எனக்கு வந்து இந்த 90ஸ் சாங்ஸ் நான் கேட்பேன். ஆனா ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா, இப்ப 80ஸ் சாங்ஸ் அதிகமா கேட்க ஆரம்பிச்சுட்டேன். <chuckles> அப்போ என்
புரியுதுங்க, புரியுதுங்க. ஆமாங்க. அதுல நிறைய பாடல்கள் இருக்குங்க. காதலின் தீபம் 1, கண்ணே கலைமானே!
ஆமாங்க. ஆஹா! ஆ ஆமாங்க.
எவ்ளோ பாட்டுங்க. அதுவும் மோகன் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து எவர்கிரீன் பாட்டுங்க. சங்கீத மேகம் அதெல்லாம்.
அய்யோ! ஆமாங்க. என்னோட கணவர் கூட ஒரு பாடல் ஆ, ஆமா. என்னோட கணவர் கூட ஒரு பாடல் வந்துட்டு அவர் ரிங்டோன்னே வச்சிருந்தாருங்க. எனக்கு அப்பல்லாம் கேட்கல. அதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சது. அந்த, அந்த ஒரு ம், மௌன ராகத்தில அந்த மியூசிக் வரும் இல்லங்க?

ஆமாங்க, அப்டிங்கும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 90ஸ் சாங்ஸ்சே தான் நான் கேட்டுட்டே வருவேன். இல்ல, 2கே சாங்ஸ், இந்த மாதிரி தான் கேட்டுட்டு வருவேன். அப்போ பஸ்ல ஏறும்போது இந்த ஹெட்செட்ட போட்டுருவேன். போ "இவனுங்களுக்கு வேற வேலையே இல்ல, போட்டு உட்டானுங்க" பட்டிக்காட்டு பாட்டுன்னு சொல்ட்டு காதுல ஹெட்செட்ட மாட்டிட்டு கேட்டுட்டே வந்துட்டுருந்தேன். ஒரு முறை வந்துட்டா
புரியுதுங்க. அப்ப நீங்க வந்து ரொம்ப விரும்புறது பாத்தீங்கன்னா, ஏஆர் ரகுமான், அ ஹாரிஸ் ஜெயராஜ் அந்த மாரி ரொம்ப விரும்புவீங்களா?
ஆ, ஹாரிஸ்து! ஆமாங்க. ஹாரிஸ் எல்லாம், ஏ.ஆர் ரகுமான விட உண்மையா சொல்றேங்க. ஏ ஆர் ரகுமான்னு ஒரு ஒரு லைனு. ஹாரிஸ் வந்துட்டு அவருட ஸாங் எல்லாம் அப்படி இருக்குங்க. ஏன்னா நான் வந்து அத அதிகமா கேட்டுக்கிட்டே போவேன். அ ஒரு முறை வந்து பாத்தீங்க அப்டின்னா, நான் வந்து என்னுடைய ஹெட்செட்ட வந்து வீட்லயே வச்சிட்டு வந்ட்டேன்ங்க. மறந்து மறந்த வாக்கில வச்சிட்டு வந்ட்டேன். ஆ, பஸ்ல ஏறிட்டேன். லேப்டாப் பாக்க்குள்ள கையை விடுறேன். ஹெட்செட்ட காணோம். ஐய்யயோ! என்னடா ஆச்சுண்ட்டு சரி, ஓகே, இன்னிக்கு நம்ம எ வந்து இதில தான் கேட்டாவணும் போல அப்டின்னு நான் வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட்டு சீட்ல உக்காருவேன். அதாவது, டிரைவர் சீட்டுக்கு அ பின்னாடி இருக்கிற சீட்ல நான் எப்போமே, <chuckles> ஆமாங்க. உக்காருவேன் அப்போ என்னாச்சு? நான் ஹெட்செட் எடுத்துட்டு வராதவும், அவுங்க வந்துல அ அவ்ளவா நோட்டீஸ் பண்ணல. ஹெட்செட் எடுத்துட்டு வரல, நான் உக்காந்துட்டுருக்கேன். பாடல வந்து போடுறாங்க. ஒரு 2 பாடல் ஓடிருச்சு, எனக்கு போரிங்கா இருந்துச்சு. 3ஆவது பாட்டு ஓடும்போது பாத்தீங்கன்னா, நான் எங்கேயோ போன என்னோட சிந்தனை அந்த பாட்டு மேல கொஞ்சமா வர ஆரம்பிச்சுதுங்க. <laughs>
புரியுதுங்க. ஆஹா. அப்பப் பு புரியுதுங்க புரியுதுங்க. பக்கத்வீட்டு ஆமா. ஆஹா. அது அந்த பழைய பாடல் தான். அது என்ன பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
ஆ கண்டிப்பாங்க அது வந்து பாத்தீங்க அப்டின்னா, அ எண்ணி தொட்டு அள்ளிக்கொண்ட அ அந்த பாடல் க் அது கார்த்திக்கோட பாடல்ங்க.
"நினைக்க தெரிஞ்சி தல்லே னன்ன தன்ன லல்லி இன்ன தேனே அ ஹா ஹாங் அ" அதுதானே?
"என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் தே, என்னடி? மன்னன் பேரு என்னடி? எடுத்து சொல்லடி விஷயம் என்னடி?" அந்த பாட்டு தான் <laughs> ஆ. ஆ, ஆ, ஆ.
ஓ! அது நீங்க சொல்றது வேற பாட்டுங்க. "நெஞ்சைத் தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேர் என்னடி, விஷயம் என்னடி எ எடுத்து சொல்லடி." அந்த அந்த சாங் நீங்க சொல்றீங்க. அதை கார்த்திக்கும், அ அப்போதைய மோனிகான்னு நெனைக்கிறேன்.
ஆமா, ஆமாங்க. கார்த்திக்கும் ஆ கரெக்ட்டுங்க அவங்களோட பாடலு, ஆமா எறந்துட்டாங்கங்க. அவங்களோட பாடல் வந்து ஒலிக்கிது. அ என்ன நல்லா இருக்கே! ஏன்னா அன்பே ஓடி வா, அப்டில்லாம் லைன்ல வரும். <tsk> நல்லா இருக்கே கேக்
அவுங்க எறந்துட்டாங்க. அன்பே ஓடி வான்னு வரும். அப்படி வரும்.
ஆ, அழகா பாடுறீங்க! அதே மாரிதான். அந்த பாடல் வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சேன். நல்லா இருக்கே! பாடல் கேக்க நல்லா இருக்கே! அப்டியே தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. அப்டியே மனச வந்து கவருது. ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சத்யராஜோட பாடலுங்க. ஒண்ணு, எனக்கு அந்த பாடலோட முதல் வரி தெரியல. ஆனா வந்துட்டு இடையில வந்து பாத்தீங்கன்னா, ஆ, ஆம் எனக்கு சரி ஞாபகம் இல்ல. நான் பேசும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு பாடல் வந்துட்டு, "இந்த மலைக்கோயில் வாசலில்" அந்த பாடல்ங்க. ஆ அதெல்லாம் கேக்கும்போது, அ நடுவில அந்த லைன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா
ரொம்ப நன்றிங்க. ம். அ. கார்த்திகேயது முத்து படம். தேனிசை தென்றல் தேவா, அவரு போட்ட மியூசிக்கு.